இப்ப இந்த Facebook இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்லலாம் நம்ப ஏதாவது ஒரு பதிவோ அல்லது நம்மளுடைய படைப்பையோ போடுற பொழுது, அதற்கு நெறைய லைக், கமெண்ட் இந்த மாதிரி வரும். அது வரும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான மனநிலை இருக்கும்? அத வந்து ஒருத்தர் பாராட்டுவாங்க, ஒருத்தர் விமர்சிப்பாங்க. ஒருத்தர் வந்து மோசமா பேசுவாங்க சொல்லியிருப்பாங்க. அத அதெல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க? உங்களுடைய அனுபவம் என்ன அத பத்தி பகிர்ந்துக்கங்க.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. இப்போ வந்து நம்ப வந்து ஏதோ ஒரு போஸ்ட் போடுறோம்னு வச்சிக்கோங்க. அதுக்கு வந்து யாராச்சும் வந்து பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுல காட்டுங்க. அதே மாதிரி அவங்க வந்து லைக்னு சொல்லி, கமெண்ட் ரெண்டாவதுங்க. மொதல லைக் இல்லன்னா, பாத்துட்டாங்கன்னு சொல்லி வரும். அதுவே வந்து ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும். என்னமோ சாதிச்சிட்டா மாதிரி.
ம்ஹ்ம். ம். ஓ! சும்மா பா <chuckles> பா அது அது உண்மைதான் நல்ல அனுபவம் தான். நானும் அத உணர்ந்துருக்கேன். யாராவது ஒருத்தங்க பாத்துட்டாங்கன்னா, நம்ம போட்டத தொறந்து பாத்துட்டாங்க. அப்டீன்ட்டு. அ.
ஆமாங்க. அதற்காகவே நம்ப வந்து சில தடவ வந்து நம்ப செலவே செய்ய ஆரமிச்சிடுவோம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ப போடுறதுக்கு எதுவுமே இருக்காது. சும்மா போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்க முடியாதுங்க.
ம். சரி.
அதுக்கு பதிலா, நம்ம வந்து வெளியூருக்கு எங்கேயாச்சும் போகலாம். இல்ல வெ நமக்கு பு புதுசா யாரும் போகாத இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரு பயணம். நம்ம வேலை எல்லாம் வுட்டுட்டு. அதற்காக ஒரு பயணம் செலவு செஞ்சி, நம்ம மட்டும் போகாம, நம்ம கூட இருக்குறவங்களையும் சேர்த்தி கூட்டிட்டு போகணும். போயி அந்த இடத்துல, போய் நின்னு வெறும் ஒரு போட்டோ எடுக்குறது தான். வேற எதுவும் பண்ணமாட்டோம்.
ம். ம். ம், ம். அது சரி. ம்.
அப்டி எடுத்து போட்டோ போட்டுட்டோம்னா ஒகே, நம்ம இன்னிக்கு நாள்ல ஒண்ணு சாதிச்சுட்டோம். இந்த போட்டோக்கு இனி ஒரு 100 பேரு, இல்ல ஒரு 1000 பேரு, இல்ல ஒரு 10000 பேரு லைக் போட்ருவாங்க. அதுக்கு ஒரு 20000 பேரு கமெண்ட் வந்து இந்த மாறிக்கு கிறுக்குத்தனமா யோசிக்க ஆரம்பிச்சுருவோம்.
ம். <clicks tongue> அது சரி. கரெக்ட்டா சொன்னீங்க. சரி, அந்த மாதிரி போடுறப்ப, நமக்கு வந்து செலவு பண்ணி அத அப்டி போட்றதில்ல என்ன அது? என்ன நோக்கம் நமக்கு என்ன இருக்கப்போது? அது ஒரு ஹாபியா இல்ல என்ன காரணத்துக்காக அப்டி செய்றாங்க?
அ. இதுக் இதுல வந்து 2 விஷயங்க. மொத நம்ம வயசு. இளம் வயசுங்கும் போது நம்ளுக்கு இந்த மாரி, யார் யாரோ நம்மை பாக்கிறாங்க? அப்டிங்குற ஒரு ஈர்ப்பு தான். வேற ஒண்ணும் இல்லங்க. இந்த ஈர்ப்புக்காக தான் நம்ம இத செலவே பண்றோம். உதாரணத்துக்கு சொல்லனும்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து, அவுங்க மேக்கப் பண்ணிக்குவாங்க. நிறைய பேரு நம்ளைய பாக்கோணும், அப்டின்னு சொல்ட்டு ஒரு காரணமும் அதில அடங்கி இருக்கு. ஆனா நேரடியா கேட்டா, இல்லைன்னு மருத்துருவாங்க.
ம். ம். ம், ம்ஹ்ம். ம்.
அதே மாரி தான், இது தே வந்து நம்ளுக்குந்தான். இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஆனா, இது இளம் வயதும்போது ரொம்போமே அதிகமா இருக்குதுங்க.
<tsk> ஓ! அப்ப, இந்த நீங்க, ஏதாவது பதிவு போட்ருக்கீங்களா? இந்த மாதிரி Facebookல இதுலலாம்?
கண்டிப்பாங்க. போட்ருக்கேங்க. இந்த மாரி நிறைய தரவ போட்ருக்கேன். போட்டுட்டு அதுக்காக ப காத்திருப்பேன். அ காலையிலருந்து சாயந்திரம் காலையில போட்ட போஸ்ட்டு, இல்லன்னா சாயந்திரம் பா அதிலும் பாத்தீங்கன்னா, சில டை நேரங்கள்ல வந்து போட்டா தான், அந்த போஸ்ட் வந்து பாக்கிறவங்க மக்கள், அது அதிகமா பாப்பாங்கன் சொல்ட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தை எல்லாம் கவனிச்சு பாத்து, அத தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில தான் போடு
ம். ம். ஓ! <inhales> lஎந்த நேரத்துல போட்டா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப போய் போடுறதா?
ஆமா. இல்லன்னா வந்து நம்மளுக்கு முன்ன
அடடா! இதுக்காக மெனக்கெடல்லாம் நடத்திருக்கீங்க. ம்.
ஆமாங்க. இல்லன்னா, பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடியே யாராச்சு போட்ருவாங்க. நம்மளுக்கு அப்புறம் யாராச்சும் போட்டாங்கன்னா, அப்ப நம்மளோட போடுறது வந்து அந்த கூட்டத்துல வந்து, வரிசையில பாத்தீங்கன்னா, அது கீழ போய் உக்காந்துரும்.
ம். ஓ! சரி, சரி, ஆ.
அப்புறம் பாக்கிறவங்களுக்கு வந்து, அவுங்களுக்கு ஒரு சலுப்பு தட்டி, கடைசில வந்து நம்பள பாக்கும்போது அவுங்க வந்து போதும், நம்மள வேலைய பாக்கலான்னு சொல்ட்டு, அவுங்க அந்த தொலைபேசிய வந்து வெச்சுட்டு போயிருவாங்க. அப்ப நம்மளுக்கு அவ்ளோதான். நம்ம இது பாக்கறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருஙம்.
சரி, சரி. ஆ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கமெண்ட்டு, லைக்கெல்லாம் வந்துருக்கு? இந்த வ இதுல போ போஸ்ட்ல பாக்குறப்ப.
அது ஒண்ணும் பெருசாலாம் வந்துற போறதில்லைங்க. வெறும் 2 விஷயந்தான். ஒண்ணு வந்து, நல்லாருக்குன்னு சொல்ட்டு ஒரு வரியில போட்ருவாங்க. அதுக்கு ஆ, அதுக்கு 4, 5 வார்த்தை இரக்குதுங்க வித விதமா ஆங்கிலத்தில அந்த மாரி நல்லாருக்குன்னு போட்ருவாங்க. ரெண்டாவதுங்க 2 பாத்தீங்கன்னா, “நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் போட்ருக்கியாங்கிற" மாரி நம்மளய வந்து மட்டந்தட்டிவாய்ங். <chuckles> அந்த மாரி ஒரு மட்டந்தட்டி போடுவாங்க. அத சொல்றதுக்கு கொஞ்சம் அத அருவருப்பா கூட வார்த்தைங்களா கூட போட்ருவாங்க. அப்போ நம்பளுக்கு அது.
ஆ. சரி. சரி, சரி. ஆ. <chuckles> அப்டி எல்லாமா போடுவாங்க? ஓ! நீங்க கொஞ்சம் நாகரிகமா சொல்றீங்க, இப்ப! <chuckles> சரி. என்ன நோக்கமா இருக்கும்? ஏன் ஒருத்தர வந்து மட்டம் தட்ரணும்? ஏன் ஒருத்தரோட இ அந்த இடத்துல ஏன் அப்படி போடணும்? அவுங்களுக்கு என்ன அதில என்ன போய் அவுங்களுக்கு இருக்கப்போது, என்ன நோக்கத்தோட இப்புடி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஆமாங். ஒன் ஒண்ணு, 2 விஷயம் தானுங்க. 1, அவுங்க இதெல்லாம் கடந்துட்டாங்க, "இதெல்லாம் ஒரு வேலைன்னு உக்காந்து பண்ணிட்ருக்காம, போய் உங்க வேலையப் பாரு” அப்டின்னு சொல்லி நம்மலோட நல்லதுக்காக பேசுறவங்க ஒரு பக்கங்க.
அ.
2ஆவது, "இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் போட்டான். ஆனா, நம்ம போடாமல் உக்கார்ந்துட்ருக்றோம்." அப்படீன்னு சொல்லிட்டு அந்த கோவம் வன்மத்த காட்றதுக்கான எடமாவும் பார்த்துக்குறாங்க.
ம். ஓஹோ! அப்படி, ஆ சரி. அப்ப நீங்க வந்து இப்போ போட்டீங்க. கொஞ்சமா தான் உங்களுக்கு வந்து லைக் வருது. அல்லது கமெண்ட் வருது. அதெல்லாம் சரி. ஆனா, அ சில பேரு வந்து லட்ச கணக்குல, அதாவது மில்லியன் கணக்குல, அதாவது அதுக்கு மேல கோடிகள்லலாம் வியூஸ் வருது. பார்க்குறாங்க, லைக் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது? அத பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, நான் போறதெல்லாம் வந்து, நானே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு, நானே செலவு பண்ணி, நானே போய்ட்டு வருவேன். எல்லாமே தனி நபரான நான் ஒருத்தன் பண்றதுனால, இத நான் வந்து வெறும் 100ஓ, 200ஓ, 1000ஓ நான் சொல்றேங்க. நீங்க சொல்ற அந்த மில்லியன் கணக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொறஞ்சது ஒரு 4 பேத்துல இருந்து 40 பேர் கூட வருவாங்க. ஒரு படத்த எடுக்குறதுக்கு சமம் அவங்க செய்ற வேலைகள்.
சரி. ம். அப்படியா? இதெல்லாமா பண்ணுவாங்க.
ஆமாங்க. அ <chuckles> அதுக்குன்னே 1 ஆளு இருக்குறாங்க. 1 கூட்டமே அதுக்குன்னு வேலை செய்றதுக்கு ஆள் ரெ தயாரா இருக்குறாங்க. அதுக்கு நீங்க செலவு பண்ண தயாரா இருக்கோணும்.
ஓ! ஓ! அப்டிங்களா?
பல ஆயிரக்கணக்கல நீங்க செலவு பண்ணனும்.
ஆஹம். அவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டமேனா, நீங்க என்ன சொல்ல வறீங்க, இன்னம் கொஞ்சம் சொல்லுங்க. புரியற மாரி சொல்லுங்க.
அது. அதாவது பாத்தீங்கன்னா, உங்களோட உடை முதல் விஷயம்ங்க. அப்புறம் உங்களோட பின் அதாவது நீங்க எந்த இடத்துல போய் எடுக்கிறீர்களோ படம் அந்த பின்ல இருக்கிற அந்த, அந்த எ இயற்கையான அழகோ இல்லனா, செயற்கையான அந்த அழகோ அந்த எடத்தோட அழகு அத வந்து கொண்டு வரணுங்க
சரி. ஆ. ஓ! சரிங்க.
இப்ப நீங்க வந்து போய் நான் வந்து சும்மா, ஒரு நேரா நிண்ணு ஒரு ஃபோட்ட எடுக்கறதுக்கும். அதே வந்து நீங்க கொஞ்சம் சைடா நிண்ணு பார்க்கறக்கும் உங்க தல வந்து இன்னொரு பக்கமும் உங்க உடல் இன்னொரு பக்கமும் அந்த 2 கை வந்து சும்மா கீழே தொங்காம, அது வந்து அந்த பக்கமோ இல்ல இந்த பக்கமோ ஒரு மாதிரி வித்தியாசமான, ச ஏதாவது செயல் செய்ற மாரியோ இல்லன்னா வேற ஏதோ ஒரு அமைப்புல வந்து நம்ம வச்சுருக்கணும். அப்டியெல்லாம் பண்ணும்போது ஒரு ஈர்ப்பு வருங்க.
ஆ. ஆ. ஓ! புரியிது, புரியிது. ஆனா இதுக்கு இவ்ளோ செட்டப் பண்ண வேண்டியதா இருக்கா என்ன?
ஆமாங்க. அப்ப பண்ணும்போது தான் வந்து உங்கள வந்து அந்த படத்த பாக்கும்போது, உங்களுக்கு ஏதோ நீங்க ஒரு வேகமா சோ நீங்க அந்த கைபேசியில வந்து அப்டி நீங்க தள்ளுவீங்க. ஒரு, ஒரு படமா அப்டி தள்ளும்போது குறிப்பிட்ட இந்த ஒரு படம் உங்கள ஈர்க்கணும், அந்த இடத்துல. அது ஏதாவது ஒண்ணு ஈர்க்கணும், அவங்க போடுற உடையோ இல்ல, அவங்களோட தல ம் அந்த அழகா வச்சுருக்கிறதோ இல்ல, அவங்க மொகமோ இல்ல அந்த பின்னாடி இருக்குற எடமோ ஏதா ஒண்ணு உங்கள ஈர்க்கணும். அப்ப நீங்க
ஒ! ம்ஹ்ம், ம்ஹ்ம். ம். ம். பார்வையாளர் பார்த்தோனே நச்சுன்னு ஏதாவது ஒண்ணு, அவங்கள வந்து கப்புனு புடிக்கணும். "ஆ! சூப்பரா பண்ட்டாங்கடா" அப்டின்னு அவன் ஒரு லைக்க தொடி தட்டணும் இல்லாட்டி ஒரு கமெண்ட் போடணும் அவங்க. அந்த மாதிரி விஷயங்கள அவங்க குடுக்குறதுக்கு, ஈர்க்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கிறீங்களா?
ஆமாங்க. ஆமா. ஆமாங்க. அந்த எவ்ளோ தூரம் ஈர்க்குதோ அப்ப தான் நீங்க வந்து க கமெண்ட் போடுவீங்க. இல்லனா சும்மா லைக் போட்டு நீங்க போயிருவீங்க.
சரி, சரி. ம்ஹ்ம். அப்ப, இதெல்லாம் வந்து, எந்த இப்ப இதெல்லாம் பண்ணுறதுனால அவுங்களுக்கு எதாவது, வேற எதாவது ஆதாயம் கெடைக்குமா? எதுக்கு இது மெனக்கெட்டு பண்ணணும்?
இது வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில நான் தனி நபரா நின்னு பண்ணம்போது, இதெல்லாம் எந்த வாய்ப்பும் உங்களுக்கு கெடைக்கும்ன்ப வந்து ரொம்ப கஷ்டங்க. எந்தம் வருமானமும் இதுலருந்து ஈட்ட முடியாது. ஆனா, ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து, உங்களுக்கு வந்து வருமானம் ஈட்டுறக்குன்னு அதுக்கும் ஒரு தனியா கூட்டமிருக்கும். இதில எப்டி வருமானம் ஈட்ட முடியும்? உங்கள வச்சி எப்படி வருமானம் அவுங்களும் ச சம்பாதிப்பாங்க, நீங்களும் சம்பாதிப்பீங்கன்னு சொல்ட்டு அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவுங்களும் வருவாங்க. ஆமா. இப்போ நான் சொன்னேன்ல்ல. அந்த எடம், அந்த உடை இதெல்லாம் இருக்குதுங்கல, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கடையிலருந்து நீ அவு அவுங்கட்டருந்து பேசி, அவுங்களுக்கு விளம்பரத்துக்கு பண்றக்கு, அந்த உடைய வாங்கிட்டு வந்து குடுத்து, அத நீங்க அந்த உடைய பாத்தாவொனே புடிச்சிருக்கு. இந்த உடைய ஏன் நம்ம வாங்கக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, கீழே போய் பாத்தீங்கன்னா, அந்த உடை வந்து, எந்த கடைக்காரரோடதுன்னு சொல்லி போட்டுருப்பாங்க.
ம். ஓ! அப்படி வேறைங்களா? சேரி, சேரி. ஓ! ம். ஆஹா.
அதே மாரி அ தலமுடி. அந்த அழகா இவரு வெட்டிருக்காரே, நாமளும் இதே மாரி ஏன் வெட்டக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அங்கேயும் அதுக்கும் போட்ருப்பாங்க.
அது சரி. இவ்வள ம்.
அப்புறம் அந்த எடம். அந்த எடத்துக்கும் அதுக்கும் எப்படி போலாம்? அது சுற்றுலா இதா, இல்லை வந்து, நீங்களே தனியா பயணம் பண்ணலாமா? இல்லை. யாருக்காச்சம் அந்த எடம் சொந்தமா இருக்கோ? அங்க நீங்க பணம் கட்டிட்டு தான், அந்த எடத்திற்கு போய்ட்டு வர முடியுமா? இத இந்த விஷயமல்லாம் அங்கேயுமிருக்குங்க.
ம்ஹ்ம். அப்ப ஆ நீங்க
இப்போ பாத்தீங்களா? எத்தனை பேத்துக்கு ஒரு மறுமணம் ஆச்சுங்க?
ஆ ரைட் ரைட், எனக்கு நல்லாவே இப்ப புரியுது. நீங்க விளக்கம் சொன்னோன, இப்ப இது இந்த ஒரு விஷயத்த வச்சு, சுத்தீலும் இத்தனை பேர் வந்து, இத வந்து ஒரு வணிக நோக்கத்துக்காக ஆதாயத்துக்கூட பயன்படுத்துறாங்க. ஏன் இப்ப இது இவ்வளோ இது எல்லாமே ஒரு ஆதாயத்துக்கு தான் பண்ணுறாங்க. ஒரு வணிக நோக்கத்துக்கு தான் ப பண்ணியிருக்காங்கனு, அப்டீன்னு ஒரு பதிவையோ, ஒரு வீடியோவையோ, ஒரு போஸ்ட்டையோ பாக்குறப்ப அந்த பாக்குற பார்வையாளருக்கு தெரியாதா?
அவருக்கு இப்பல்லாம் தெரியும். மொதல தெரியாதுங்க. நான் சொல்றது வந்து ஒரு ஆ 10 வருடமோ இல்ல, 5 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது கொரோனா காலத்துற்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது. இப்போ கொரோனா காலத்துக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியுதுங்க. ஏதோ சில பேருக்கு தான் தெரியறது இல்லங்க. அதுதான் உண்மை.
ம். ஆ. ஆஹா. ஓ! இப்ப எல்லாமே தெரிஞ்சி தான் வந்து, அந்த பார்வையாளர்களு லைக் போடுறது, கமெண்ட் போடுறது, ஷேர் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்களா?
ஆமாங்க.
அப்ப அது ஒரிஜினல் கன்டென்ட் இல்ல, எங்கேயோ காப்பி, பேஸ்ட்டு அல்லது இது வந்து ஃபார்வேர்டு அ இல்லாட்டி, அந்த மாரி இருந்தாலும் கூ, ட இதெல்லாமே அ வந்து பார்வையாளருக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல.
இல்லங்க. ஃபார்வார்டுனா அது வந்து அங்கேயே வந்துருங்க. அந்த போஸ்ட் அவங்க போடும்போது ஃபார்வார்டெட் இல்லனா
இல்ல, இல்ல. நான் நான் சொல்றது. ஒரு பிரபலம் இருக்காரு. அவரு வந்து அவரோட பக்கத்துல எதாவது ஒரு ஃப ஆ விஷயத்த பகிர்றாருன்னா, அது நம்பகத்தன்மை இல்லாத விஷயமா இருந்தா கூட ஆ இந்த அவங்களோட ஃபாலோவர்ஸு அவங்களோட அந்த ஆ ச சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து, அத வந்து எடுத்துக்குறாங்க, ரசிக்கிறாங்க. அத வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. அத வந்து ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் நடக்குதுல்ல?
ம். அது எல்லாம் வந்து அ அவங்களுக்கு உண்மைன்னு தெரியயுமா, இல்ல தெரியாதான்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயம் அவங்களுக்கு தெரியும். சில விஷயம் தெரியாதுங்க. அதுதாங்க நெஜம். அதாவது பார்த்தீங்கன்னா, பாதி விஷயம் உண்மையா இருக்கும், பாதி விஷயம் பொய்யா இருக்கும் அந்த போடுறவருக்கே. ஆனா, அவருக்கு வந்து, அது முழுமையா தெரிஞ்சு போடுறாரா? தெரியாம போடுறாராங்குது ஒரு கேள்விக்குறி தான். அது நம்மனால சொல்ல முடியாதுங்க. ஏனா அது தனிப்பட்ட ஒரு துறை சார்ந்ததா இருந்ததுனா, அவரு வந்து ஒரு நடிகரா இருந்தாருன்னா, அவருக்கு அந்த துறை பத்தி தெரியாதம்போதும், அப்புறம் அவரிட்ட நம்ம இத பத்தி கேள்வி கேட்கதுக்கு ஒண்ணும் வாய்ப்பு இல்ல.
ஆஹம். ஆஹம். ம்ஹ்ம். ஓ! சரி, சரி. அ. ம். சரி, சரி அ
அதே சமயத்துல வந்து அது அவரோட சப்ஸ்கரைபர் இல்ல ஃபாலோயர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அப்டின்னா
சரி. ஓ அதுல வந்து ஒரு ஒரு பேடு கமெண்ட்டு இந்த மாரி மோசமான எதிர்மறை கமெண்ட்ல்லாம் போடுறாங்கல்ல. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அது எதாவது அந்த அ போஸ்ட்ட போட்டவருக்கோ, வீடியோ போட்டவருக்கோ ஏதாவது தாக்கத்த ஏற்படுத்துமா? அ சரி இப்டி பண்ணிட்டாங்க. இனிமேலாவது கம்முனு இருக்கணும். இது வேண்டாம். அப்டிலாம் அவங்க நெனைக்கிறது உண்டா? மாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்க மாட்டாங்களா?
ஆமாங்க. கண்டிப் கண்டிப்பாங்க. அவங்களுக்கு தெரியுங்க எல்லாமே, அந்த கமெண்ட்ட பாத்துட்டு ஆனா, 2 விஷயம் பண்ணுவாங்க. மொதல்ல வந்து அந்த கமெண்ட்ட வந்து போடுறதற்கான இடத்தை வந்து இல்லாம பண்ணிருவாங்க, அது முதல் விஷயம். பண்ணிட்டாங்கனா இந்த பிரச்சனைக்கே போமாட்டாங்க.
ஓ அ அந்த அந்த கமெண்ட்ட வெளிய பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிருவாங்களா?
ஆ அந்த கமெண்ட் பாக்கிறது இல்லைங்க. மொத்தமா அவங்களுக்கு யாருமே கமெண்ட் போட முடியாத மாதிரி பண்ணலாங்க.
ம். ஓ! அத நிறுத்திருவாங்க. பிளாக் பண்ணிடுவாங்களா அந்த பகுதிய?
ஆமாங்க, பண்ண முடியும், ஆனா அவங்க பண்ணமாட்டாங்க.
ம்ஹம்.
ஏனா அவங்களுக்கு வந்து, அந்த கமெண்ட்ட காட்டிலும், அவங்களுக்கு வந்து, அது மூலம் வர ஆதாயம் வந்து ரொம்ப அவங்களுக்கு முக்கியம். அது புகழ் இல்ல, பணம்.
ஓ! அந்த அந்த கமெண்ட் போட போட விமர்சனம் வர வர இவுங்க வந்து இன்னும் அந்த வீடியோ பெ பெருசா போயிட்டே இருக்குங்கிறீங்க.
ஆமாங்க. அதனால அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிதுல்லங்க. அதனால பணமோ, ஒரு புகழோ இல்ல, 2 அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அவங்களால அத விட்டு வெளிவர முடியாதுங்க.
ஆ. சரி, சரி ஆ, அதனால வந்து, இந்த Facebookக்கு, இந்த இதுல லைக் போடுறது, கமெண்ட் போடுறதுங்கிறது, ஒரு அந்த, ஆ வி கன்டென்ட் கிரியேட்டருக்கு பெரிய லாபம் தான், ஆ அது வந்து ஒரு அவர் வந்து அந்த வகையில அதன் மூலமா ஆதாயம் தான் பெறுறாருன்னு சொல்றீங்க, அதை பத்தி பெரிய பாதிப்பெல்லாம் அவருக்கு ஏற்படுத்த போதில, அப்படி தான நீங்க சொல்ல வரது?
இல்லைங்க, அவருக்கு பாதிப்பும் ஏற்படுத்துங்க, அத ஏற்படுத்தாது நம்ம உறுதியா.
எந்த மாரியான சூழ்நிலையில பாதிப்பு ஏற்படுத்தும்?
அது வந்து பாத்தீங்கனா, இப்போ வந்து அவரு எடுக்க எந்த மாதிரியான படத்தை போடுறாரு, இல்ல எந்த மாதிரியான ஒரு வீடியோ போடுறதை பொறுத்து தான் அமையும். இப்போ பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெண்ணோடு இருக்கிற மாதிரியான ஒரு உ படமோ, இல்ல வீடியோ போட்டா அது வந்து, ஒரு நல்ல விதமா இருக்கிற வரைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லிங்க. இல்ல அவருடைய நடிப்புக்கு வேற மாதிரி இருந்ததுனு வச்சுக்கோங்க, அது ஒரு நடிப்பாவே இருக்கலாம், அது நமக்கு பின்னாடி தான் நமக்கு தெரியவரலாம். ஆனா, அது வந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்துங்க.
ம்ஹ்ம். ம்ஹம். ஓஹோ ஹோஹோ! சரி.
அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய வருவதற்குள்ள காலம் ரொம்பவும் கடந்து போயிருக்கும்.
அ நல்லா அழகா சொன்னீங்க. நல்லா நீங்க நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. Facebook ல லைக்கு, கமெண்ட்டு அ அதனுடைய அளவு அந்த வ அத வந்து பாக்குறப்ப, என்ன மனநிலை ஏற்படுது? என்ன பாதிப்பு ஏற்படுத்துது? அதேமாரி அந்த ஒரு கன்டெண்ட் ட உருவாக்குறவங்க, அந்த Facebook லய்வு, க இதுல வந்து Facebook ல எழுதுறவங்க, அல்லது வீடியோ போடுறவங்க, அவுங்கலாம் வந்து எப்புடி எந்தெந்த முறைய கையாள்றாங்க? எந்த அதன் பின்னணியில யாரெல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க! உதவுறாங்க? எதனால எந்த வகையான தாக்கம் ஏற்படும்? எந் எப்படி உண்மை தன்மை மறைக்கப்படுது? இந்த மாரி விஷயங்களெல்லாம் ரொம்ப அழகாகவே பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய பே உங்களுடன் பேசியது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.
எனக்கு உங்களோட இத பகிர்ந்துருக்கு ரொம்ப ரொம்பமே ஒரு மகிழ்ச்சிங்க. ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளவு சல்லியத்துல யாருமே வந்து கேக்க மாட்டாங்க. அத பத்தி கேள்வி கேட்க, அதுக்கு ஒரு தனி ஒரு ஆர்வம் இருக்கோணும். அதேமாரி வந்து அவுங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கொணும் னு. நம்மளுக்கு வந்து இதுல என்ன தெரியாம இருக்குறமா, அறியாமயும் வந்து, அத போக்கிக்கணும், சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும் தான். இத பத்தி பேசவே முடியும். இல்லனா, வந்து நம்ம சொல்றத வந்து அவுங்களுக்கு வந்து, கேட்டும் கேக்காத மாரி விருப்பம் இல்லாம போயிரும். ஆனா, நீங்க கேக்கும்போது ஒரு ஒரு கே கேள்வியும் வந்து உங்க விருப்பம் அவ்வளவு இருக்குன்னு, எனக்கு அதுல தெரியுதுங்க. அது னால தான், என்னால இவ்ளோ தூரம் என்னால சொல்லவும் முடிஞ்சுது, பேசவும் முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து என்னய பேச வச்சதுக்கு, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
நன்றி.